அ ஆமாமா. அதேதான், அதேதான். அதுனா இஸ் அதான், என்ன சொல்றாங்கனா. அந்தக் கதை நல்லாவே இல்ல. <inhales> கதைக்குக் கூட எவனும் எந்திரிக்கல, ஆடவே இல்ல, தூங்கலாம் செஞ்சுட்டாங்க ஒரு சிலர் அப்படி சொல்லிச் சொன்னாங்க. <laughs> அந்தத் தூங்குறவங்களையும் அந்தப் பாடல் தான் எழுப்பி விட்டுருக்கு. கதையே நல்லா இல்லனாலும் அந்த 1 பாடல் வந்துட்டு அவங்கள ஏர் ஈர்க்குது. அப்படின்னா, அந்தப் பாடல் அந்த இசை வந்து எந்தளவுக்கு முக்கியமான விஷயம் அப்படிங்கறத நெனச்சு பாக் நெனச்சுக்கணும்.
ம்ஹ்ஹ்ம். ம். <laughs> ஆ. கண்டிப்பா. இப்ப நீங்க இவ்வளோ வருஷமா பார்த்த படங்கள்ல எந்தப் படத்துல வந்து இசை வந்து சூப்பர்ரா இருந்திருக்கு? கதையில நல்லா வலு சேர்த்திருக்குன்னு நீங்க ஏதாவது படம் சொல்ல முடியுமா?
நீங்கச் சொன்ன அந்தக் கேஜிஎஃப் எனக்கு ரொம்ப, ரொம்ப பிடிக்கும். கேஜிஎஃப் அப்புறம் சலார். இப்போ ஒரு வஸ் அ கொஞ்சம் நாள். அந்தப் படங் கண்டிப்பா, அந்த மாரி பிஜிஎம் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அது
ம். ஆமா, ஆமா. அதுல அதிலயும் நல்லா இருக்கும். ஆனா, அந்த 2க்குமே இசை இயக்குநர் ஒரே ஆளுதான் தெரியுமா உங்களுக்கு?
எனக்கு இசை இயக்குநர் பத்தி பெருசா தெரியாதுங்க. ஆனா, எனக்கு இசைனா ரொம்பவுமே பிடிக்கும். நான் வந்து ஒரு கீபோர்டிஸ்ட் தான் ஆக்சுவலி.
ஆஹா. அவர்தான். ம், ம். சரி, சரி. அப்படிங்கிறப்ப
அதுனால எனக்கு வந்து இஸ் இசைங்கறது எனக்கு ரொம்பவுமே அது எனக்கு வந்து இசை இல்லன்னா நான் பாட்டேக் கேக்கமாட்டேன். படமும் பாக்கமாட்டேன். அந்த மாரி நானு.
ம்ஹ்ம். இப்ப அ தளபதி படங்கள்ல உள்ள பா இசையெல்லாம் கேட்டிருக்கீங்களா? தளபதி படத்துல வந்து அந்தக் காதல்ல உள்ள சோகத்தலாம், அந்தப் பா அந்த இசை மூலமே கொண்டு போயிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா?
இப்ப வந் ம். ம். கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப வந்துட்டு நம்மளால ஃபேஸ்லயே வந்து எல்லா எக்ஷன்னும் சொல்லிற முடியாது. நான் சோகமா இருக்கேன். சொ சொல்ல முடியும். அது வந்து நான் சோகமா இருக்கேன்றத ம், ம் <tsk> நான் சோகமா இருக்கேன்னு மட்டும் தான் அவுங்க இப்ப ப பாக்குறா அப்டின்னா. நான் ஒரு விஷயத்த முக்கியமா ஒரு விஷயம். இப்போ நேர்ல நான் வந்து சோகமா இருக்குறதுக்கும் படத்துல, இப்போ விஜய்யே வைங்களேன். நேர்ல சோகமா இருக்குறாரு அப்படின்னா, அதுக்கும் படத்துல அவரு சோகமா இருக்குறதுக்கு காட்டுறதுக்கும் அது பாக்குறவங்க என்னது வித்தியாசம் இருக்கும். நேர்ல சோகமா இருக்கார்னா. சோகமா இருக்காங்கனு தான் தெரியும் அவ்வளோதான்.
ஆ. ம்ஹ்ம். ஆனா மக்களச் சென்று சேரடையாது. இல்லையா? கண்டிப்பா. நெறைய விஷயம் இருக்கும். ம்.